இப்போ, நீங்க வந்து ஒரு, குழுவா இருக்கக்கூடிய ஒரு எடத்துல வேல செய்றீங்க. இல்ல, ஒரு யார்க்கிட்டயோ ஒரு குழுவா இருக்கவங்க கிட்ட போயி நீங்க வந்து ஏதோ ஒரு உதவி கேக்குறீங்க. இல்ல, ஏதோ ஒரு எடத்துல உங்க ஒரு ஒரு குழுவுல சந்திப்பீங்க இல்லயா? இப்போ, அவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்டீன்றதுக்காக, அவங்க உங்களுக்கு சப்போட் பண்ணணுன்றதுக்காக எப்படியாப்பட்ட ஒரு ஊக்கங்கள்லாம் நீங்க அவங்களுக்கு குடுப்பீங்க? அந்தந்த எடத்துக்கேத்த மாதிரி, அப்டீன்றத பத்தி சொல்றீங்களா?
ஆமா. ஆ, நிச்சயமா சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லி சொல்றது கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது வழியா நான் கொஞ்சம் எளிதா உங்களுக்கு சொல்லலாம். இதுக்கு, நான் முன்னாடி ஒரு அலுவலகத்துல வேல பாத்துட்ருந்தேன், சரிங்களா. அது ஒரு பன்னாட்டு நிறுவனம். அது வந்து பல்வேறு கா கிளைகளைக் கொண்டது. அதாவது வேற வேற கண்ட்ரில, அந்ததுல. என்னுடைய ஒரு குழு அப்டீங்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 20, 25 பேர் இருப்பாங்க அந்ததுல.
செரி. புரியுது. சொல்லுங்க. சரி. ம். செரி. ஓ! சரி.
இந்த 25 பேர்ல நாங்க யாரும் ஆஃபீஸ் கெடையாது. எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமு தான் நாங்க. எல்லாரும் வீட்டிலேருந்து வேல பாக்குற அது மட்டும் இல்லாம இதிலேயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 25 பேர்ல நான் தமிழ்நாட்ட சேந்தவன். இதுமாரி, ஒரு 10, 12 பேர் வந்து தமிழ்நாட்ட சேந்தவங்க. மீதி ஒரு 4 பேர் பாத்தீங்க அப்டீன்னா, அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலு. அதுக்கப்பறம் மீதி இருக்குற ஒரு 4 பேர் வந்து, ஹைதராபாத்து. இந்த மாரி எல்லாமே ஸ்ப்ரெட் அக்ராஸ் இண்டியா. சரிங்களா, ஆனா நாங்க எல்லாம் ம்.
ஓ! ம். ம். ஓ! ஆ. செரி. அதாவது, இந்த இந்திய மாநில தான் அங்கங்கேந்து வந்த ஒரு ஒரு மக்கள் வந்து சேர்ந்த இந்த குழு உங்க அலுவலகத்துல. இல்லயா? செரி.
ஆமா, ஆமா. எங்க அலுவலகத்துல இருக்குறது ஒரு மேனேஜர்‌க்கு கீழ இந்த 25 பேர் இருப்போம், இந்ததுல. இந்த மாரி இருக்குற கட்டத்துல பாத்தீங்க அப்டீன்னா, நான் வந்து அதுல ஒரு சீனியர் லெவல்‌ல இருந்தேன். எடுத்த அதாவது, ரொம்ப சீனியர் இல்ல. மேனேஜர் எனக்கு இருக்காரு. நான் வந்து ஒரு மிட் லெவல் மேனேஜ்மென்ட் லெவல்‌ல வந்து நான் இருக்கேன். இந்ததுல. அதே சமயம் வந்து இன்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர், அதாவது நான் ஒர்க்கும் பண்ணணும், அதே டைம் வந்து இப்போ ஏதாவது டீம்ல வந்து ப்ராப்ளம் வரும். அதாவது அ அன்வாய்டபுளா தொடர்ந்து லீவ் எடுக்குறாங்க. ஆர் எல்ஸ் வந்து அவங்க ப்ராசஸ்ல டிஃபெக்ட் வாங்கக்கூடாது. டிஃபெக்ட்னா, தரக்குறைவு ஆடிட் நடக்கும். தரம் எப்படி இருக்கு அப்டீன்னு சொல்ட்டு, வாராவாரம் நடக்கும். அந்த பண்ற வேலயில ஆடிட்ல ஏதாவது வந்து அவுங்க தப்பு பண்ணிருந்தாங்க அப்டீன்னா, அது வந்து அந்த வேலை பாத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும், அதே சமயம் மேனேஜர் என்னோட மேலாளரோட பெர்ஃபார்மன்ஸையும் அது வந்து பாதிக்கும், சரிங்களா?
செரி. ம். ஆ. சிறப்பு! ம். ம். ஓ! ஆ. புரியிது. ஆ. ஓ! செரி.
அப்போ வந்து நாங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து ரெகுலரா வந்து அந்த ஒரு நாளைக்கு இவ்ளோ வேலைகள் பண்ணணும்னு ஒரு இலக்கு குடுத்துருப்பாங்க. அந்த இலக்க நான் பண்றது மட்டுமில்லாம, அந்த என்னோட டீம்ல இருக்கவங்களும் பண்ணணும். குழுவுல இருக்கவங்களும் பண்ணணும் அப்டீங்கிறது முக்கியமான விஷயம். இது வந்து என்ன பிரச்சனை அப்டீன்னா, ஒரு கட்டத்துல வந்து இது பிரச்சனை ஆகுது. ஏன்னா, அ நான் போய் காரணம் கேட்டாலும், என்ன கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்டீன்னா, "எனக்கு வந்து அந்த அப்டேட் வந்து தெரியாது. இந்த புதுசா மாத்துன விதிமுறைகள் எனக்கு தெரியாது. அதனால நான் அத வந்து பாலோ பண்ல. அப்பிடித்தான் வந்து இந்த ஆடிட்‌ல வந்து எனக்கு ஃபெயில் ஆச்சு" அப்டீன்னு வந்து சொல்றாங்க.
ஓ! சரி. ம். ஓ! புரியிது. அதாவது அவங்க வந்து அப்டேட்டட்டான விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சிக்காம இருந்திருக்காங்க.
ஆமா. தெரிஞ்சிக்காம இருந்திருக்காங்க. ஆர் அவுங்க வந்து உண்மையிலே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியலேன்னு சொல்றாங்களா? அப்டீன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்பறம் நான் இத மேலாளர்ட்ட சொல்றப்போ அவரு சொல்றாரு, "இதுக்கு வேணா நம்ம ஏதாவது சொல்யூஷன் ப இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணல"" அப்டீன்னா ஏன்னா, நான் வந்து இத என் மேலாளர்ட்ட சொல்றேன். "இவ்ங்க இப்பிடி சொல்றாங்கன்னு". ஆனா, என் மேலாளர் போயி அத அப்டீயே அங்க சொல்ல முடியாது. அவங்க வந்து "அப்டீயா? யாரு படிக்கல? அப்போ அவங்கள எல்லாரயும் வேலய விட்டுத் தூக்கிடுவாங்க ரொம்ப சிம்பிளா, அவுங்க அந்ததுல.
ஆ. ஆமா. புரியிது.
அதனால பாத்தோம். சரி என்ன பண்ணலாம்? அப்டீன்னப்போ, நான் என்ன சொன்னேன்னா, "சரி நாம ஒண்ணு பண்ணுவோம். இவங்க எல்லாரும் படிக்கல, படிக்கலன்னு தான சொல்றாங்க. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் வந்து மீட்டிங்வெப்போம் நாம. அந்த மீட்டிங்க்ல வந்து நான் இவுங்களுக்கு அந்த வாரம் என்னலாம் முக்கியமான அப்டேட் வந்ததோ, அத எல்லாத்தயும் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து இவங்க எல்லாருக்கும் நான் வந்து கொஞ்சம் புரியிற மாரி விளக்கி சொல்றேன். அது வேணா பண்ணி பாப்போம்" அப்டீன்னு வந்து நான் 1 சொன்னேன். ஆமா. ஆ.
ம். செரி. சிறப்பான முடிவு, கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து அவங்க மறுபடியும் வந்து, அடுத்த வாரம் வந்து "எனக்கு தெரியாது" அப்டீன்னு சொல்ல முடியாது இல்லயா?
சரியா சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த விஷயம். அதாவது அவ்ங்க அந்த மீட்டிங்‌ல வந்து கவ்னிக்கிறாங்களா, இல்லயான்னு எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நான் வந்து ஒரு ர எல்லாருக்கும் பொதுவான ஒரு தளத்த உருவாக்கி, அதுல வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தயும் பகிர்ந்துக்குறப்ப அத வந்து கேக்க வேண்டிய பொறுப்பு அப்டீங்கிறது அவங்க மேல திணிக்கப்படுது இந்த எடத்துல. இது இது ஒரு இது. நாங்க அதுக்கு கூட ஒரு இத நம்ம இது ஒரு திணிக்கப்படுது அப்டீங்கிறதுக்கு பதிலா இத கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனல் மாரி பண்ணலாம் அப்டீன்னு சொல்ட்டு நாங்க என்ன பண்னோம், அ முதல் வாரம் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரயும் வந்து வர சொல்ட்டோம். எந்த ஒரு, என்ன மீட்டிங், அங்க எப்பிடீன்னா நாங்க வந்து லைவ்‌லயே தான் ஒக்காந்து இருக்கணும். அதாவது இப்போ நாங்க வந்து ஒரு வொர்க் எடுத்து பண்றோம்னா, அது முடிஞ்சொன்னே அடுத்த வொர்க் வந்துரும். அது டிக்கெட்ஸ் மாரி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. அப்போ, நீங்க வந்து ஃப்ரேக் போகணும் அப்டீன்னா கூட ஆன் ஃப்ரேக்குன்னு போட்டு போணும். ஃப்ரேக் டைம் எக்சீட் ஆச்சுன்னா மேல இருந்து கால் வந்துரும். "ஏன் ஃப்ரேக் எக்சீட் ஆகுது?", ஒரு மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்‌டா தான் இருக்கும். அந்த என்வ்ரான்மென்ட். சரீங்களா?
ஆ. புரியிது. கண்டிப்பா. ம். ஓ! சரி. அய்யய்யோ! கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் போலயே, நீங்க சொல்றத பாத்தா.
ஆமாமாமா. உள்ள வந்தா அந்த ஒரு வந்து ஆனா என்னன்னா, ஒ நம்ப வொர்க் டைம் முடிஞ்சதுக்கப்பறம் கூப்புட மாட்டாங்க. அட்லீஸ்ட் எனக்கு கீழ இருக்குறவங்கள கூப்புடமாட்டாங்க. என்னய கூப்புடுவாங்க. அ வொர்க்கு டைம தாண்டி வந்து ஒக்காந்திருந்தா, டபுள் பேமெண்ட் சேலரி. இப்போ அவங்க பெர் ஹவர்‌க்கு 300 வொர்க்‌க தாண்டி ஒக்காருறப்ப அவுங்க கிட்டத்தட்ட ரூ. 600, 700 கிட்ட வாங்குவாங்க. இந்த மாரி பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனா, இருக்கிறப்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்ப்பாப்பாங்க. மிஸ் ஆச்சுன்னா 3 வார்னிங், அதுக்கப்பறம் தூக்கிருவாங்க. அந்த மாரி ஒரு இதுங்குறனால எல்லாரும் கொஞ்சம் கடுப்பா இருப்பாங்க. ஏன்னா, ஃப்ரீயா இருக்க முடியாது இல்லயா, அந்ததுல? அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. அப்பறம் நாங்க இந்த மீட்டிங். ம்.
<laughs> ஓ! புரியிது. ஆமா. கண்டிப்பா. ஆனா, இவங்க தர்ர மாதிரி, உழைப்புக்கேத்த ஊதியம் கெடைச்சா, கண்டிப்பா நம்ம செய்யலாம் இல்லயா?
செய்யலாம். அது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னாலும் அது அவ் ரொம்ப பயங்கரமா அங்கு இருந்து ரியாக்‌ஷன் வரும். அந்ததுல.
புரியிது, புரியிது.
அதனால அவங்க ஒரு கொஞ்சம் மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க. நானே மன அழுத்தத்துல தான் அந்த வேலய விட்டு வந்தேன். அதனால. <laughs>
<laughs>
ஆனாலும், இருந்த முடிய என்னால என்ன பண்ண முடியுமோ, இப்போ நான் கூப்ட்டு அந்த மீட்டிங்லாம் வச்சு அந்த மீட்டிங்‌ல என் மேனேஜர் வந்து கடசியில வந் ஜாயின் பண்ணிட்டாரு மேலாளரு. மீட்டிங் முடிச்சதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் "என்ன சார்? அ, கேஸ் எடுக்க போலாமா? ஐ மீன் அது கேஸ் எடுக்குறதுன்னு சொல்வோம். அந்த வர்றத அ ஒ வர வொர்க்க. அப்போ வந்து ஆமா. வேலை என்ன வேலை இது வந்து எந்த தொடர்பில வருதோ அத எடுக்குறதுக்கு போலாமான்ன ஒட்னே அப்பறோம் நான் சொல்லிருந்தேன் முன்னாடியே மேலாளர்ட்ட. அவர் நெனைச்சா ஒரு 30 நிமிஷம் ரிலாக்சேஷன் டைம் வாங்கி தர முடியும். அவர் வந்து ஆல்ரெடி மீட்டிங் வந்து 01:30 மணி நேரம் தான் கோட் பண்ணிருந்தாரு. ஆனா அதை யாருக்கும் சொல்லல. அப்பறோம் எல்லாருக்கும் சொல்ட்டோம் இந்த மாரி இன்னொரு 00:30 மினிட்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த சந்திப்பு வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு என்னலாம் தகவல்கள் குடுக்கணுமோ அத குடுத்தாச்சு. அதனால இனி வாராவாரம் நீங்க வந்து ஒரு 01:00 மணி நேரம் இந்த மீட்டிங்க்ல கலந்துக்கோங்க. அதே சமயத்துல 01:00 மணி நேரம் நீங்க மீட்டிங் கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 00:30 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அப்டீன்னு.
ஆ. செரி. வேலய. புரியிது. ம். ம். செரி. ஆ. ம். புரியிது. சிறப்பு. இப்போ நீங்க இப்பிடி சொல்லும்பொழுது, யாராருந்தாலும் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க இல்லயா? அந்த ஃப்ரீ டைம்‌காகவாச்சு.
இப்போ எல்லாருக்கும் ஒரே ஹாப்பீ. ம். ஆமா. நிச்சயமா அட்டெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயமும் என்ன மீட்டிங்‌க்கு வருவாங்க. அவங்க ஒரு அரைகொறையா கேட்டா கூட நமக்கு அந்த தர ஆய்வுல வந்து நாம ஃபெயில் ஆகாம இருப்போம்ல. இந்ததுல. ஆமா.
கண்டிப்பா. அவங்க ஏதோ ஒண்ணு கொஞ்சம், 1, 2 வார்த்தையாச்சும் அவங்க கவனிக்கும்பொழுது, ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் நடக்குறது கொஞ்சம் குறைவாகும் இல்லயா?
ஆமா, ஆமா. அதுக்காக தான் ஒரு முக்கியமான விஷயம், இத பண்ணொன்னே பாத்தீங்க அப்டீன்னா, இந்த அ மொ என்னை மேலாளர்க்கு மேல இருக்குற அந்த ஆடிட் டீம் வந்து அவங்களே கூப்ட்டு கேட்டாங்க, "என்ன ஆச்சு? உங்க டீம்‌ல இருந்து, நெறைய எப்ப பாத்தாலும் குவாலிட்டி இஷ்யூஸ் வரும். இப்போ அதெல்லாம் ஒண்ணும் வர்ற்தில்ல" அப்டீன்றப்போ ஓகே. 1, 2 வாரம் கழிச்சி இத நாங்க அடாப் பண்ண ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லா தகவல்களும் போய் சேருது. அவங்களும் 1 மாதத்துல, ஒரு 00:30 நேரம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறக்கான நேரம் கெடைக்கும், ஓய்வு எடுத்துக்கிறக்கான நேரம் கிடைக்கிறனால, அவுங்களே இது ஒரு நல்ல விஷயமா பாத்தாங்க. இது உன்னொன்னு என்னென்னா அந்த டீம் மோரல் அப்டீங்குற அந்த மோட்டிவேஷன் இது கொஞ்சம் பூஸ்ட் பூஸ்ட் பண்ணிச்சு அப்டீன்னு தான் சொல்லணும். இது வந்து முதல்ல பண்ணோம். இந்த இது இதுக்கப்பறம்.
சிறப்பு! ஆ. சிறப்பு! கண்டிப்பா. ரொம்ப சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டுங்க இது. அதாவது, அவங்க கிட்ட நம்ம வேலயும் வாங்கிக்கணும். அதுக்கேத்த மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊக்கம் வந்து நமக்கு கொடுக்கணும் இல்லயா? அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கீங்க.
ஆமா. ஆமா. நிச்சயமா அது. அதான். ஆமா, ஆமா. அது பண்ணல அப்டீன்னா என்ன இருந்தாலும் எ யும், அது பண்ணல அப்டீன்னா அப்பறம் அவுங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காதுல்ல? அது வந்து வேலை வந்து ஒரு மாரி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைங்கிறப்ப அது அலுப்பா தான் இருக்கும். நிச்சயமா எப்டீன்னாலும். அப்பறம் 2. ம், சொல்லுங்க.
கண்டிப்பா. அதுவும். ம். சொல்லுங்க.
இல்ல 2வது என்ன பண்ணோன்னா, இது கொஞ்சம் நாளைக்கு ஒரு நல்லது குடுத்தாலும், அப்பறம் மறுபடியும் திரும்ப சலசலப்பு அந்த பிரச்சனைகள் இது என்னன்னா, இவுங்க யாரும் யார்கூடயும் சரியா பேசிக்கிறதில்ல. இது வேற ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே ரொம்ப நாளா இருந்தது. ஏன்னா, எல்லாரும் வ் வேற, வேற வே மாநிலத்துல இருக்காங்க. இவுங்க யாரும் நேர்ல பார்த்துக்கிட்டதே இல்ல.
ஏன்? ஏன் பேசிக்கிறதில்ல? ஓ! சரி, சரி. அதாவது எல்லாரும் வீட்ல இருந்து வேல செய்றதுனால, யாரும் நேர்ல பார்த்துக்க மாட்டாங்க.
நாங்க. ம். ஆமா, ஆமா. நாங்க யாரும் நேர்ல பாத்துக்கிட்டது இல்ல. வீடியோ கால் வர சொன்னா, எல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்வாங்களே தவிர, யாரும் வீடியோ கால் வரமாட்டாங்க. அப்ப அந்த அ மனித தொடர்பு அப்பிடிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அத்துப்போச்சு. ஏன்னா, நாங்க வேலையில சேர்ந்ததுலருந்தே நாங்க யாரும் யாரையும் பெருசா பார்த்துக்கிட்டதே இல்ல. இந்த இதுல.
ஓ! கண்டிப்பா. புரியுது.
ஆ அப்பறம் அப்ப தான் யோசிச்சேன். சரி இது ஒரு மனித தொடர்பு ஒரு முறை நேர்ல சந்திச்சா, இதற்கான வ குறைய வாய்ப்பு இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு, அப்பறம் அதுக்கும் மேல லேட்டா தான் போனேன். ஐயா! நீங்க வந்து, அ இவுங்கல்லாம் ஒருமாரி அடிச்சிக்கிறாங்கே, இத போய் நீங்க மேலயும் சொல்ல முடியாது அதுனால வந்து கொஞ்சம் ஒரு அப்ப வந்து எங்களுக்கு ஹெட்குவார்டர்ஸ் வந்து சென்னை, ஆக்சுவலா. நாங்க எதாவது பிரச்சனைன்னா, நாங்க வேற, வேற இதுல இருந்தாலும் சென்னை அப்பிடிங்க சென்னைக்கு தான் வரணும், அப்பிடின்னு கூப்பிட்டா அப்பிடின்னு. அப்பறம் அந்த சமயம் பார்த்து அப்புறம் இந்தமாரி வீட்ல இருந்தே வேல பார்க்கறவங்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ் பண்ணா நல்லாருக்கும் அப்பிடிங்கிறத அவர் போய் அவுங்க மேனேஜர்கிட்ட சொல்லி, அப்பிடி சரி பண்ணுவோம். ஏன்னா, அதுக்கு வந்து, அந்த பணம் இருக்கு இல்லேங்களா! அது நம்ம திரும்ப இவுங்கக்கிட்டயே கேட்டோன்னா எல்லாரும் கடுப்பாயிருவாங்க. நாங்க வந்து நாங்களே பார்த்து, நாங்களே சாப்புட்றதுக்கு எதுக்குடா மீட்டிங்? அப்பிடிங்கிற மாரி ஒரு கேள்வியும் வேற வரும் இல்லயா! அப்ப வந்து சரின்னு அவர் போய் பேசி அப்பறம் கொஞ்சம் பணம் ஃபண்டுலாம் அரேஞ்ச் பண்ணி, நாங்க எல்லாரும் திரும்ப சென்னையில 1 வந்து சாப்ட்டுட்டு, ஒரு ரெசார்ட் இருந்தது, அந்த விடுதி தங்கும் விடுதி இருக்கும் இல்லேங்ளா! அந்தமாரி இதுல போயிட்டு, ஒரு நாள் ஃபுல்லா கேம்ஸ்லாம் இருந்தது. அப்பிடியே அங்கேயே வந்து பறவைகள் சரணாலயம் மாரி ஒரு சின்ன ஒரு சின்ன செட்டப் ல இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு, அப்பறம் பீச் இருந்தது. அந்த இதுலயே அது ரொம்ப ஒரு பெரிய ரெசார்ட் மாரி இருந்தது. அது ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு, அப்ப அன்னக்கி வந்து, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாருக்கும் நெறைய நேரம், இருக்க, இருக்க, இருக்க எல்லாரையும் அத முடிய நாங்க வந்து ஃபோட்டோல தான் பார்த்துருந்தோம், அந்த இதுல. பெருசா எங்களுக்கு வந்து ஒரு மனித பரிட்சையம் அப் நேருக்கு நே பிசிக்கல் பிரசன்ஸ் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்து கெடையாது. சோ, அந்த இடத்துல அத பண்றப்போ வந்து அது ஓரளவு அன்னைக்கு
ம். <laughs> சேரி. சேரி. ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா, புரியுது. ஆ. சரி. புரியுது. இல்ல. புரியுது. இது வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து நல்லா பேசிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க, இப்ப வெறும் கூட வேல செய்றவங்க இல்லன்ற கட்டத்த தாண்டி, ஒரு நண்பராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நெறைய இருக்கு இல்லயா!
சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு நம்ம அணியே சேர்ந்தவர்கள், நமது இன நமது இனத்தை சேர்ந்தவர்கள் அப்பிடிங்கிறமாரி நமது அணியைச் சேர்ந்தவர்கள். நாம எல்லாரும் வந்து ஒரே நோக்கத்துக்காக ஒரே வேலைய நோக்கி தான் போறோம்.
ம். ம். புரியுது.
அப்டீன்கிற இந்த இந்த விஷயங்கள் வந்து, இருக்கணும். அது மனதில இருந்துச்சு அப்டீங்குற அது 1 மொதல்ல இருக்கணும். எந்த ஒரு குழுவா இருந்தாலும். 2 வது அவுங்களுக்கு ஒரு பிரச்சனன்னு வரப்ப, அத பத்தி அவுங்களுக்கு மேல இருக்கவொங்க மதிக்கிறாங்க. அதுக்கு ஸ்வ அதுக்கு வந்து ஒரு தீர்வு குடுக்கப்படுது குடுக்கப்படல ஒரு தீர்வு குடுத்தா ரொம்ப நல்லது. அவங்க புரிஞ்சுப்பாங்க. "நாம வந்து அவங்க அ நலன்ல வந்து அக்கறை எடுத்துக்குறோம்" அப்டீன்னு சொல்ட்டு. அப்பிடி இல்லன்னாலும் கொஞ்சமாவது அவுங்கள வந்து இன்னும் கொடும பண்ணாம இருக்கணும், இந்ததுல. அது, அது 1 அப்பறம் வந்து, "வே ஆஃப் ஷோயிங் தேங்க்ஸ்ன்னு" ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது இவ்ளோ நாள் இவ்ளோ தூரம் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு ஒரு அ பணி ஊதியம் வந்து வழங்கப்படுது. அதெல்லாம் இருக்கு ஓகே. பட் ஆனா இருந்தாலும், "நாங்க வந்து உங்களோட பிரசன்ஸ மதிக்கிறோம். நீங்க வந்து ரொம்ப பார்ட் ஆஃப் கம்பனி" அப்டீங்குற மாரி அத மீன் பண்ற மாரி ஒரு விஷயங்கள அதுக்கு தான் வந்து இந்த நான் அ சொன்னேன் இல்லயா? சென்னையில வந்து நாங்க எல்லாரும் போயி பயணித்து சந்திச்சோம் அப்டீங்கிறது.
ம். புரியுது. ம். <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. ஆ, வெளியில போய்ட்டு நேரம் செலவு பண்றது. கண்டிப்பா. இது நெறைய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து டீம் என்கேஜ்மெண்ட் அ செயல்கள் அப்டீன்ற மாதிரியே நடத்துறாங்க, முக்காவாசி நிறுவனங்கள்ல. ஏன்னா, வேலைக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க, சாப்புடுவாங்க, போவாங்க. அவுங்கவுங்களுக்கு ஒரு தனி குழுமங்கள் இருக்கும். அவங்களோடு மட்டுமே பேசுவாங்க. இப்ப, இந்த மாதிரி டீம் என்கேஜ்மெண்ட் ன்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போறப்போ ஒருத்தருக்கொருத்தர் தப்பி தவறி தானாவே பேசிக்குவாங்க. ஒரு விளையாட்டுன்னு வரப்போ பழகுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் எல்லாரயும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கெடைக்கும் இல்லையா?
அ ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. நிச்சயமா. சரியா சொன்னீங்க. என்னைய பொறுத்தமுடிய எனக்கு இந்த வெவ் வீட்ல இருந்தே வேலை பாக்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் கெடையாது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நேருக்கு நேர் மனிதர்கள் சந்திக்கிறப்ப நம்ம அவுங்க கண்கள பாப்போம். கண்கள் நெறைய விஷயங்கள் சொல்லும். <chuckles> அவங்க வாய் சொல்லாத விஷயங்கள கூட வந்து கண்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லிரும். உண்ம பேசுறாங்களா? பொய் பேசுறாங்களா? <chuckles> அவுங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இல்லையா? அப்டீன்னு. ஏன்னா ஒரு வேலை பார்க்கும் இடம் அப்டீன்கிறப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்டீன்னா, வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாம 10 மணி நேரம் தூங்குவோம். 6 மணி நேரம் தான் இருப்போம். மீதி ஒரு 10 மணி நேரம் வந்து நாம வேல பாக்குற எடத்துல தான் நம்ம வாழ்க்கைய செலவு பண்றோம். அப்போ வந்து அந்த குழுவுல இருக்குற எல்லாருக்குள்ளயும் ஓரளவு ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும். அந்த இணக்க இத வந்து நீங்க சொன்ன மாரி வந்து சில அலுவலகங்கள் என்ன பண்றாங்க வெளிய கூட்டு போயி எல்லாருக்கும் விருந்தோம்பலா இந்த வந்து உணவு வாங்கி தர்றது, இல்ல அவுங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு விளையாட்டுக்களை உருவாக்குறது. இதெல்லாம் வந்து நெறைய பண்றாங்க. ஆனா, சில அலுவலகங்கள் வந்து பெரிதா இத வந்து அ ம் பொருட்படுத்துறதில்ல. ஏன் நான் வேலை பாத்த அந்த அலுவலகமும் அப்பிடித்தான் இருந்தது. அது நான் சொன்னனால அப்டீன்னு மட்டும் சொல்ல முடியாது. மேல ஒரு 4,5 பேர் சொல்லிருக்கலாம். அதனால தான் நடந்தது. ஆனா, அதுக்கப்பறம் என்ன ஆச்சு அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வெளிய வந்டேன். அந்த அலுவலகத்த விட்டு. அதுக்கப்பறம் அந்த நல்லிணப்பு உருவாக்கப்பட்ட நல்லிணக்க கொஞ்சம் ஒரு முக்கியமான இந்த மக்களுக்குள்ள இருக்கிற இணக்கம் அப்டீங்கிறது அது ஒரே மாரி இருக்காது. ஏன்னா, நாம என்ன பண்ணாலும் அத தொடர்ந்து நாம திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பிடி அவங்க அத பண்ணல. அதுக்கப்பறம் என்னாயி போச்சு, அவங்க இதுல ஏகப்பட்ட பிரச்சன வர வர வந்து கடைசியில வந்து, "அது ஒரு கெட்ட ஒ இது இந்த குழு சரி இல்ல. இந்த குழுவை வந்து பிரிச்சிரலாம்" அப்டீங்குற ஒரு முடிவுக்கு தான் அவங்க போனாங்க. எனக்கு அதுக்கப்பறம் என்ன நடந்தது அப்டீன்னு ஒரு பெரிய தகவல் இல்ல. ஏன்னா அதுக்கப்பறம் அவங்க கூட இருந்த தொடர்புகள்லாம் துண்டிச்சிட்டனால வந்து காலப்போக்குல எல்லாம் இதாயிருவாங்க இல்லையா? அதனால தெரியல. ஆனா.
கண்டிப்பா. ஆமா. <laughs> ம். கண்டிப்பா. ம். பொருட்படுத்துறதில்ல. செரி. ம். பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஓ! புரியுது. கண்டிப். ஒருவேளை அவங்க மறுபடியும், மறுபடியும் பண்ணிருந்தா ஒண்ணா இருந்திருப்பாங்களோ என்னவோ?
உண்மதான். அது அந்த "நாமெல்லாம் ஒண்ணு" அப்டீங்குற விஷயம் வந்து ஒரு குடும்பத்திலயே பாத்தீங்க அப்டீன்னா அவ்ளோ எளிதா நாம அந்த நம்பிக்கைய கொண்டு வர முடியாது. ரொம்ப கடினமானதா இருக்கும். எல்லாம் அவுங்கவுங்க சுயநலத்த தான் ஏதாவது ஒரு பாயிண்ட்‌ல வந்து பாப்பாங்க. அப்ப வேலை பார்க்கும் இடத்தில "இவன் என்னைய விட முன்னாடி போறான். அவன் என்னைய விட பின்னாடி போறான். இவனுக்கு சம்பளம் அதிகம்" இந்த மாரி இருக்குற ஒரு கட்டத்துல வந்து தொடர்ந்து முயற்சிகளும், ஆமாமா. ஒரு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்தா மட்டும் தான் அந்த மோட்டிவேஷன்ங்குறத எப்போமே நாம வச்சுருக்க முடியும். அப்பிடி. அதான் உண்ம.
கண்டிப்பா. இயல்புதான் இதெல்லாம் இல்லயா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்க அலுவலகத்துல வந்து ஒரு குழுவுல வந்து ஒரு ஒத்துழைப்ப நல்குறதுக்காக, எவ்ளோ பெரிய ஊக்கங்கள், அவுங்களுக்கு தேவையான ஒரு நேர சலுகைகள் குடுத்து அவுங்களுடைய ஒத்துழைப்ப நீங்க வந்து பெற்றிருக்கீங்க. அதுக்கு எப்படி யோசிச்சிருக்கீங்கன்னுலாம் யோசிக்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா அத வந்து நடைமுறப்படுத்திருக்கீங்க. உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.